<smacks lips> இப்போ நம்ம வள்ளுவர் கூட சொல்வாரு இல்லீங்களா? "அகழவாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை, இகழ்வார் பொறுத்தல் தலை" அப்டின்னு சொல்லிட்டு. அ சில நேரம் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். இவங்க என்ன இப்டில்லாம் பேசுறாங்க? இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணுன்ற அவசியமே இல்லையே! அப்டின்னு கொஞ்சம் அந்த விறுவிறுப்பா கொஞ்சம் அந்த உணர்ச்சியின் பெருக்கலா நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருவோம். அ அப்படி இல்லாம, கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இதுல தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, நீங்க வந்து மரம் வைக்கிறதுக்கு அ ஒரு அவ்ளோ பெரிய மரத்த வந்து தோண்டி வெட்டி வீசுறீங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு வேற ஒரு அ கட்டிடத்த எழுப்புறீங்க. இருந்தாலும் அந்த நிலம் வந்து பொறுமையோடு தானே இருக்கு. அதற்குன்னு ஒரு நாள் வரும். அத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்டின்ற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கு இல்லையா? சோ, <tsk> அப்போ எனக்கு அதுதான் தோணும். எப்பவுமே இத நான் நினைச்சுக்குவேன். என்னதான் நமக்குன்னு ஒரு நெ காலம் வரும். நமக்கான ஒரு நாள் வரும் அப்டின்னும்போது, அதுவரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கணும், விவேகமா இருக்கணுன்ற மாரி. இப்போ எப்படி ஒரு அ ஒரு நிலம் வந்து அ அ பொ எந்த அளவுக்கு அது பொறுமை இருக்கோ, அதே கட்டத்தில உ ந பூகம்பமா அது வரும்போழுது நமக்கே அது பிரச்சனயிடும். <tsk> சோ அந்த அந்த ஒரு காலம்னு அதுக்கான அ அ அது பொறுத்திருக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. இப்போ அந்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்டின்ற மாரி எனக்கு தோணும்.
ஆமா. ம். ஆமா. ம். அருமை. ம். ஆமா. ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆ. அதான் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதத்தான் நீங்க சொல்றீங்க. அந்த பூகம்பம் வர்றத பத்தி சொல்றீங்க. அதாவது, அதுவும் இவ்ளோ நாள் பொறுத்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் பொங்கி எழுந்துருச்சுங்கிறீங்க. <laughs> ஓ! அந்த மாரி நீங்களும் ஒரு நாள் பொங்கி எழுந்துட்டீங்களா? இல்ல எப்படி இருந்தீங்க? <chuckles>
நிச்சயமா. ம். ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. ஆமா. நானும் ஓரளவுக்கு வந்து நான் பொறுமையோடு தான் அத எதிர்க்கும்போது அப்புறம் அது மாரி நமக்கான ஒரு சூழல் அமையுது அப்டினும்போது, அந்த இடத்துல நம்ம நிச்சயமா எதிர்த்து பேசுறதா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய அந்த, நம்ம ஏன் வந்து அதுக்கு சரியில்லன்னு நினைக்கிறோங்கிற கருத்த வந்து பதிவு பண்றதா இருக்கலாம். அத வந்து சொல்லிடணும் அப்டின்றத வந்து நான் பண்ணிட்டேன்.